இல்ல. நான் வந்து தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு மாறி ஒரு 4, 5 வருடம் ஆயிடுச்சு. சோ அந்த வேலையில நான் இப்ப கிடையாது.
ம். உ உங்களோட அன்றாட வாழ்க்கையில இது ஏதாவது உதவியா இருக்கா? நீங்க செய்த அந்த சாதனை?
ஆ. இருந்திருக்குங்க. இருந்திருக்கும். அது அப்பவே நான் பயன்படுத்திரு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இருந்திருக்கும். சோ எனக்கு நேரம் வந்து ரொம்ப தழுவி போயிடுச்சி. அதே மாரி ஒரு சில குடும்ப சூழ்நிலைகள்னாலயும் நெறைய வாய்ப்பு நான் எழக்க வேண்டியதா போய்டுச்சு. சோ அதனால தான் நான் அந்த துறையில என்னால இன்னும் என்னால போக முடியல. சோ அதனால மாற்றாக குடும்பத்தை இப்ப நம்ம இது பண்ணணுமேன்றதுக்காக நான் வேற ஒரு துறைக்கு வந்துட்டன்.
ம். ம். ம். ம். பொதுவாவே வ இளைஞர்கள் வந்து படிக்கிறது ஒரு இதுல படிக்கிறாங்க. அப்புறம் வேற துறையில வந்து வேலை செய்றாங்க. அதுல தான் வேலை கிடைக்குது, வருமானம் பண்ண முடியும்னு. இத பத்தி நீங்க வருங்கால இளைஞர்களுக்கு என்ன அறிவுரை கூற விரும்புறீங்க?
வருங்காலத்துல எனக்கு வந்து இந்த நிகழ காலத்திலேயே நல்லா இது இன்னுமே நல்லா புரிஞ்சுக்க முடியலங்க. ஏன்னா, அது வருங்காலத்தில நான் சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த இது இருக்கான்னு தெரியல.
இல்ல இந்த கால இளைஞர்களுக்கு நீங்கள் அ என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்த மாரி படித்தது வேறு, வேலை செய்வது வேறு, இது மாரி இருக்கிறது மனநிறைவை தருதா? இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
கண்டிப்பா சொல்றங்க. ஏனா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஏன் என்ன நானே எடுத்துக்காட்டா சொல்றேன். எனக்கே வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த மெக்கானிக்கல் துறைல தான் இருந்தன். சோ அந்த மாரி வேலை தான் நான் செய்வேன் ஒரு இதுல தான் இருந்தன். சரிங்க. ஒரு சில சூழ்நிலைனால என்னால அத மாற வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா ஸ்டார்ட்டிங் நான் முதல்ல செஞ்ச வேல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஆ
ம். ம். ம். ம்.